<laughs> ஆமா. ஆனா எனக்கு என்வோ தெரிலைங்க எனக்கு அந்த மாரி ஒரு நடைபையனம் போயிட்டு வந்தேப்ப நான் இது வரைக்கும் அந்த மாரி எதுவும் ந டந்தது கெடையாது. அதான் முதல் முறை எனக்கு ஒரு மைண்ட்ல தோணுச்சு. சரி சும்மா அப்டி நடந்து போயிட்டு வரலாம் அப்டின்ட்டு. ஆனா, நான் அவ்வளோ தூரம் போகணும்னு நெனச்சு கூட நான் பாக்கலைங்க. ஆனா நான் அப்டி நடக்க
<laughs> ஓ! பரவால்லங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ அப்ப அவங்களுக்கு வந்து அழுத்தம் அதிகம். அதிகமயிடுச்சு. அதனால நம்மளுக்கு அது நடந்தோட சுமை கூட தெரியல ம். புரியுது, புரியுதுங்க.
ஆ. வந்துச்சு. ம். அப்டி நடந்து போயிட்டுங்க. நான் அங்க இருக்கதெல்லாம் பார்த்து திரும்பி வீட்டுக்கு வரம்போது, எனக்கு அவ்வளோ ஒரு மனசுலாம் அவ்ளோ லேசா ஆச்சு. அன்னைக்கு தான் நான் என்ன நன நெனச்சேன்னா நடை கொஞ்ச தரம் நம்ம மனசு கொஞ்சம் பாரமா இருந்தா சந்தோஷமா இருந்தாலும் கூட 1 நிமிஷம் நடந்து போயிட்டு வந்தா, மனசு வந்து ரொம்ப லேசாயிடும். நெறைய விஷயங்கள் நம்ம பாக்கலாம், நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உடலுக்கு பயிற்சி பண்ண மாரியும் ஆயிடும். மனச கொஞ்சம் ஃப்ரீயா ஆயிக்கிட்டு ரிலீஃப் ஆண மாரியும் ஆயிடனு நெனச்சுக்கிட்டேங்க நானு.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அழகா அதாவது ஒரு ஒரு அழுத்தத்த கொறைக்க போயி அத நெறைய நன்மைைகள் இருக்குங்க. நீங்க சொல்ற மாரி, நம்ம நடந்து நடை பயிற்சியாவும் இருக்கும். நம்ப பாக்காதது. சில டைம்லாம் நம்ப நல்லா இருக்கும்போது ஒரு ஒரு கட கூட நம்மளுக்கு கண்ணு தெரியாது. ஓ! இந்த கடை இங்க இருக்கா இப்டி. அப்படின்ற அளவுக்கு கூட நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். சோ நீங்க சொல்ற மாரி ஒண்ணுனொன்னுதையும் துல்லியமா நீங்க ஒரு கடையில என்ன ஆகுதுன் மொதற்கொண்டு நீங்க அவ்ளோ அழகா பாத்துட்டு போயிருக்கீங்கன்னா, அப்ப பாருங்க. ஏதோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்கள இபடி வெளிய கூட்டிட்டு போணுன்ற மாரி இருந்திருக்கு.
ஆமாங்க. ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். ஆமா கண்டிப்பா. அ அப்புறம் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா இந்த மாதிரி தாங்க எனக்கு இன்னொரு வாட்டியும் ஒரு பிரச்சன வந்துச்சு. அதுவுமே பாத்தீங்கன்னா, வேலை செய்ற எடத்துல தான் ஒரு பிரச்சன வந்துச்சுங்க.
கண்டிப்பா. ஓ! சரிங்க. ஓ! ஓ!
அப்பயும் எனக்கு அதான் என் மேல எந்த தப்புமே இல்ல. ஆனா நான் வந்து தப்புன்ற மாரி என் என் மேல தவுறுன்ற மாரி சுட்டி காமிச்சாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்ப நடக்கற நடந்து போகுற மாரிலாம் சூழ்நிலைல்லாம் இல்லைங்க. நான் வீட்ல தான் இருந்தேன். ஆனா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன். அமைதியான ஒரு ரூம்ல போயிட்டு ஆ அ கொஞ்சம் பாடல்லாம் பாட்டுல பாடல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ கொஞ்ச நேரம் ஆக ஆக ஏதோ ஒரு வேலை பாத்துடே இந்த பாட்டுலாம் கேட்டா கொஞ்சம் மனசு வந்து கஷ்டம். அந்த பாரம் குறையுமே! அப்டின்னு என்ன பண்ணிட்டேன் ஆ நம்ம பீரோல ஏற்கனவே சாரீ வச்சிருப்போம் இல்லையா? அந்த சாரி எல்லாம் மறுபடியும் எடுத்துட்டு, மறுபடியும் அத ரீ அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
அச்சச்சோ அ. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. புரியுதுங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. சூப்பருங்க. நானுமே சில நேரத்தல இதே தான் பண்ணுவேன்னு நீங்க சொல்லம்போது, இப்போ நான் பண்ண இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அ நல்ல ஒரு விஷயங்க இது ஆனா.
ஆமா <chuckles> ஆமா. ஆமா. அந்த மாரி ரீ அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்ச உடனே. அப்போ மண் மைண்ட் என்ன தெரியுமா ஆச்சுங்க. இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் எங்க போச்சு? எங் எங்க இந்த கலர் இந்த கலர் இல்லயே? அந்த கலர் ஆச்சே? அப்படின்னா நமக்கு அத தேடி தேடி எடுத்து அத அழகா மடிச்சு வைக்கும்போது இந்த அழுத்தம் எனக்கு அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கம்மாயிடுச்சுங்க. நான் என்ன கத்துக்கிட்டேனாங்க அழுத்தம் வந்தால். அந்த அழுத்தத்த போக்குறதுக்கு ஏதோ ஒரு இன்னொரு வேலையில நம்ம ஈடுபாடு ஆணோம் அப்டின்னா கண்டிப்பா
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா அழகா நம்ப உம் நம்மளோட இத குடுத்துட்டோம், அதுக்கு மு நம்மளோட இத குடுத்தாச்சுன்னா, நம்மளுக்கு நல்லா இருக்குன்ற மாரி சொல்றீங்க.
ஆமா அந்த அழுத்தத்திலருந்து நம்ம சமாளிச்சு வெளில வந்துர்லாம்.

ஓ! சரிங்க, சரிங்க. இப்ப. ஆ அலுவகலத்துல இப்படி ஒரு நடந்துச்சு. அதனால உங்களுக்கு மன அழுத்தம். இத மாரி நம்ம வீட்ல குடும்பத்தில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, மன அழுத்தம் அப்படின்னும்போது நீங்க எ அத எப்படி கையாளுவீங்க?
அப்புறமேல ம். அப்பயே வெளிய கிளம்பிற வேண்டியதான். <laughs>
நல்லதுங்க. வீட்டுக்குள்ள இருந்தா தானடா எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வரும். நான் வெளிய போறேன்.
ஆ! ஆமா. மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னு.
கண்டிப்பா நல்லதுங்க. ஒரு தென்றல் புயல் ஆகி வருதே அந்த மாரி. அழகா சொல்றீங்கங்க.
கிளம்பிர வேண்டியதுதான் நம்ம. புயலாகி வருதே வே ஆமா. வீட்ல க பெரும்பாலும் வீட்ல நமக்கு ஸ்ட்ரெஸ் வராதுங்க. வந்தாலும் அத நம்ம அமைதிப்படுத்தி, அது நம்ம குழந்தைங்க, நம்ம வீட்டுக்காரரு, நம்மளுடைய உறவுகள்ன்றபோது நமக்கு அந்த ஒரு தெரிஞ்சுக்காது பெருசா. இப்போ
கண்டிப்பாங்க, கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அது நம்மளுக்கு ஒரு மன அழுத்தத்தை குடுத்தாலும், அது நம ஏதோ ஒண்ணுல நம்ம சமாதானம் ஆடி அடைஞ்சருவோம். ஆ சரி அப்படின்ற மாரி. ஆனா வேற யாரோ ஒரு 3வது மனுஷர் வந்து நம்மளுக்கு இவ்ளோ பெரிய மன அழுத்தத்த குடுக்கும்போது, அத நம்மளால ஏத்துக்க கொள்ள முடியாது. அந்த மாரி சொல் கண்டிப்பா.
ம். ஆமா. ஆ. கண்டிப்பாங்க. அத ஏத்துக்கவும் முடியல. அ அப்புறம் அந்த மன அழுத்த இருக்க அதுமாரி நம்மள வெளில விடுங்கன்னு சொல்றோம். அப்பயும் அவவுங்க கேட்க மாட்டேன்றாங்க. இல்ல. நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்றாங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. அ. அது ரொம்ப. <tsk> நம்மளுக்கு இன்னோரு மன அழு அழுத்தத தான் குடுக்கும். ஆல்ரெடி நானே ஒரு ஒரு ஒரு கட்டாய மன அழுத்தத்தில இருக்கேன். இப்போ அப்படி இருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் மன அழுத்த தான் குடுக்கும் அப்படின்ற மாரி இருக்கும். அப்போம் அ அடுத்தவர்கள பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒரு அழுத்தத்த தானே குடுக்கும். கோவத்தையும், அழுத்தத்தையும்.
ம். ம். அப்படின்ங்கற மாதிரி.

கண்டிப்பா.
கலாம். அப்டின்றது நான் உணர்ந்த ஒரு விஷயங்க. உண்மையாலுமே அந்த துணி இல்லாம இருந்திருந்திருதுன்னா வச்சுக்கோங்களேன். என்னால அந்த அழுத்தத்திலருந்து வெளில வந்திருக்க முடியாது. ஆமா. ஏன்னா நான் ஏற்கனவே பாட்டுலாம் போட்டு கேட்டுட்டேன்.
கண்டிப்பாங்க. அதற்கும் முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ம். அது அது குடுக்காத ஒரு நிம்மதி உங்களுக்கு அந்த துணிய மடிச்சதுல கெடைச்சிருக்கு. அப்படின்ற மாரி சொல்றீ
அப்பயும் எனக்கு அழுத்தம் குறையில் ஆமா. ம். அப்போ ம் இந்த இ இப்ப அக்காவையும் தொந்தர பண்ண தேவையில்ல. ஃபோன் பண்ணீ நம்மளும் அழுதுக்கிட்டு, அவுங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க தேவையில்ல. இது மாரி நம்ம பிராக்டிகலா கொஞ்சம் யோசிச்சு பாத்தோம் அப்டின்னா, ஈஸியா எல்லா இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்மளால ஈஸியா வெளில வர முடியும். அப்டி இந்த ட்ரிக்கு எனக்கு யார் சொல்லி குடுத்தான்னு பாத்தா, எங்க அம்மா தான் சொல்லி குடுத்தாங்க. எங்க அம்மா அடிக்கடி பாத்தீங்கன்னா
அ, கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பாங் கண்டிப்பா.
ஆ எங்க அப்பா கிட்ட சண்டப் போட்டுட்டு. அ உள்ள போயிட்டு என்னா பண்ணுவாங்க? எங்க அப்பாவ திட்டிக்கிட்டே துணி மடிச்சு வைப்பாங்க. <laughs>
கண்டிப் ரொம்போ சரிங்க சரிங்க.
அவுங்க கிட்ட இருந்துதான், இந்த ட்ரிக்ஸயே நான் கத்துக்கிட்டேன். அன்னைக்கு அது பண்ணும்போது தாங்க தெரிஞ்சுது நமக்கு. ஓ! நம்ம வந்து வேற ஒரு விஷயத்தல நம்ம ஈடுபாடோட பண்ணோம் அப்டின்னா. இந்த அழுத்த எல்லாம் தானாவே கொறைஞ்சிரும் அப்டின்றது, நான் அதுலருந்து தான் நான் கத்துகிட்டேனே!
கண்டிப்பா. அழகா சொன்னீங்க. ஆமா. அது என்னா உண்மைதாங்க. நம்ம ஒரு ஓ ஒரு மைண்ட் செட்ல இருக்கோன்னா, அத சேஞ்ச் பண்ணணுன்னா, வேற ஏதாவது செய்யும்போது அ நம்ப கவனம் எல்லாம் அதுல போயிரும். அத அது அப்போ வந்து, நம்மளுக்கு கொஞ்சம் மனமே ரொம்பவே நிம்மதியா இருக்க மாரி இருக்கும். அத தான சொல்ல வர்றீங்க?
ம், ஆமாங்க. கண்டிப்பா, அப்பதா அ. யோசிச்சு பாப்பேன். அம்மா ஏன் இந்த மாரி போயி, துணிய மடிச்சு போடுறாங்க, அத கிளீன் பண்றாங்க, இத கிளீன் பண்றாங்க. அதும் பொலம்பிக்கிட்டே பண்றாங்க! என்னா ஆச்சு? இவுங்களுக்குன்ல்லாம் யோசிப்பேன். அது நமக்குன்னு வரம்போது தான் தெரியுது. அதுல எவ்ளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்டின்றது.
சரி, அழகா சொன்னீங்க. கண்டிப்பா, ஆமாங்
இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா அங்க அந்த அழுத்தத்த நான் கொறைச்சுக்கிட்டு. ஆம் வ இந்த மாரி அ ச இப்ப இந்த அழுத்தம் வரம்போது பாத்தீங்கன்னா இப்ப நெறையா பேரு பாருங்க என்னா ஆவாங்கன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன். ஸ்ட்ரெஸ்டான்னு சொன்னா, அத நெனச்சு நெனச்சு முடி எல்லாம் நெறையா பேத்துக்கு கொட்டி போயிரும்.
கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதான் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்டு தாங்க. அருமையா நீங்க சொன்னீங்க. உங்க மன அழுத்தத்தில நீங்க இருக்கும்போது அத எப்படி குறைக்கணுன்றத, நீங்க அழகா வெளிப்படுத்துனீங்க. ஒரு டீ போட்டு, ஒரு சோஃபால உக்காந்து அக்காக்கு கால் பண்ணுவேன்ற மாரி சொல்றதிலேயே, உங்களோட ம் எ உங்களோட புரிதல் என்னன்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட பேசினது, ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி.
ம். சரிங்க. நன்றிங்க.

பாத்தீங்கன்னா ஒருநாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு டீச்சர்ரா இருக்குறேங்க. அப்ப ஸ்கூல்ல வந்து நான் வொர் வேலை பாத்துட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. எனக்கும் மேலாளர் அவங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சன, அவங்களுக்கும் எனக்கும். அ ஏன்னா அந்தப் பிரச்சனையை வந்து, ம் எப்படி எடுத்துக்கறதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அன்னைக்கு நானு மதியமே வீட்டுக்குப் போறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க விடல என்ன. மதியம் வீட்டுக்கு விடல என்ன. எனக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாங்க, கொஞ்சம் நான் மன அழுத்தம் ஆயிடுச்சுனா, தலை வலி எனக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்தத் தலை வலி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே, ரொம்ப வலி ஆக, ஆக, ஆக என்னால எதுலயுமே வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணேன்? நானு அன்னைக்கு ஃபுல்லாவே அ ஸ்கூல்ல வேலை பாத்துட்டு அவங்க கரெக்ட்டா சொல்டாங்க. 5:00 மணிக்கு மேல நீ போனா போதும். அதுவரைக்கும் இங்க இருந்தாகனுன்னு சொல்டாங்க. சரின்ட்டு நானு 5:00 மணிக்கு மேல வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, 5:00 மணி ஆன உடனே நான் சொல்லவே இல்ல அவங்களுக்கு. நான் பா வந்துட்டேன். வெளில வந்து, நேரா வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டுக்கு வந்துட்டு, ஒரு டீ வச்சி குடிச்சிட்டு, அமைதியா கண்ண மூடிட்டு உக்காந்தேங்க. அந்த அழுத்தம் எனக்குக் கொறையவே இல்ல.
ஓ! சூப்பர். அச்சச்சோ! அ. சரிங்க. ஓ. சரிங்க, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரி. ஓ, சரிங் ஓ.
எனக்கு இத எப்படியாவது சமாளிச்சு ஆகணும்ன்ற மாரி எனக்கு ஒரு மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. நான் உங்கள்ட்ட முன்ன சொன்ன மாரி எங்கக்காக்கு நான் கால் பண்றேன். அவ கால் அவளும் எடுக்கவே இல்ல. எனக்கு இது என்னா பண்ணா இது கொறையும்? என்ன பண்ணா குறையும்ன்ட்டு பாட்டு கேக்க ஆரம்பிச்சேன். நம்ம மெலோடி ஆன சாங் ஏதாவது இருந்தா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேக் ஒரு ஆமா. ஒரு 3, 4 பாட்டு போட்டுப் பாத்தேன்ங்க. எனக்கு அப்பயுமே, என்னோட ஸ்ட்ரெஸ் எனக்குக் குறையவே இல்ல எனக்கு.
கண்டிப் அச்சச்சோ! சூப்பர்! நல்லதுங்க. கண்டிப்பா.
என்ன இந்த மாரி ஒரு, இப்படி ஒரு இதா இருக்கே, அவ்வளோ ஒரு அழுத்தமா இருக்கே அப்படின்ட்டு. ஏனா, அவங்க குடுத்த ஒரு ப்ரெஸ்ஸர் எனக்கு அந்த மாரிங்க. உண்மையாலுமே என்னால அதை மறக்கவே முடியாது. ஆமா, இப்ப நெனச்சாக்கூட எனக்கு அப்படியே கண்ணுல அந்தத் தண்ணி அந்த வெறி அப்படியே நிக்குது, எங் கண்ணுல.
வாங்க முடியல. புரியுதுங்க. பு கண்டிப்பா. நீங்கப் பேசுற அந்த ஒரு ஆதங்கத்துலயே எனக்கு என்னால அத உணர முடியுது. நீங்க ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்னா அத வந்து நீங்க ஷோ அழகா சொன்னீங்க. ஒரு ஷோஃபால உக்காந்து, ஒரு டீ எடுத்து எங்க அக்கா கூடப் பேசினா எனக்கு கொறஞ்சிருன்னு. அதுல உ உங் <tsk> உங்கக்கா கூடப் பேச முடியலனாலும், நீங்க மீதி 2ம் பண்ணிக் கூட உங்களால அத எடுத்துக்க முடியலன்னா, உங்களுக்கு எவ்ளோ பெரிய அந்த நேரத்துல மன அழுத்தம் எப்படி இருந் இருக்குன்றத என்னால உணர முடியுது, நீங்கச் சொல்றத வச்சே. <chuckles>
ஆமா. ம். ஆம்மாங்க. அப்புறம் என்ன பண்றேன், சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படீன்ட்டு வந்து படுத்துட்டேங்க. படுத்து கண்ண மூடித் தூங்குனா, அந்த நிகழ்வு தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. அந்த நிகழ்வு ஒண்ணு வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க? எங்க போச்சு? எப்படி நம்மள பிரச்சனைக்குள்ள மாட்டுனாங்க? அப்படீன்ட்டு.
கண்டிப்பா, கண்டிப்பா. அ இத வந்து நீங்க உங்க அக்காகிட்ட சொல்லி இருந்தா, உங்களுக்கு அந்த நெலம வந்து க இருந்திருக்காதோ?